இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, நம்பளோட அன்றாட வாழ்க்கையில டிஜிட்டல் அப்டின்ற ஒன்று வந்து ரொம்பவே வந்து அ பயன்படுத்த ஆரம்பிச்ட்டோம். அது வந்து அது பணியில இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம வீட்ல உள்ள பணிகளா இருக்கட்டும், எல்லாத்தயுமே வந்து ஒரு இடையூறாவோ இல்லை நம்மளோட தனிப்பட்ட ஒரு அ விஷயங்கள வந்து ம் ரொம்பவே அது வந்து பயன்படுத்தி, அதை நம்மள மோசமா வந்து நம்பளோட பணிய வந்து வேல பாக்க விடாம, இந்த மாரி தடப்பட்டு போற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்ருக்கு. அதை நீங்க எப்படிலாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை எப்படிலாம் நீங்க சமாளிச்சு கடந்து வரீங்க, அதை பத்தி என்னோட பகிந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவாவே அந்த டிஜிட்டல் உலகம் வந்து இல்லாம இருக்கத்தே இல்லை. எல்லார்கிட்டயும் அந்த தொலைபேசி இருக்கு. இந்த தொலைபேசின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பணியோட சுமையா கேட்டா கண்டிப்பா இல்லை. நம்பளுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் அதுலருந்து நம்ப கத்துக்குறோம். அது ஒரு தேடல் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து அதிகமாவே இருக்குதான்னு நான் சொல்லுவேன். எந்த அளவுக்குன்னா
கண்டிப்பாங்க. ம். ரொம்பவே சரியா சொன்னீங்க.
கண்டிப்பா, இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கும்பொழுதெல்லாம் இந்த டிக்ஷ்னரி ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி தேடிட்ருப்போம். எதனா ஒரு வார்த்தை புரியில்லைனாலும், இல்லனா எதனா ஒரு தேடல் வந்து, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்டின்னு கேக்கும்பொழுது பல டிக்ஷ்னரி கேப்போம். ஏன்னா இதில இருக்க அர்த்தம் அதில இருக்காது, அதில இருக்கிற வோர்ட்ஸ் இதில இருக்காதுன்னும்போது தேடல்கள் வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பணி சுமை அதிகமா இருந்தது தான் சொல்வேன். ஆனா இப்ப வந்து பாருங்களேன், எதனா ஒண்ணா "Google"ல கேக்குறோம், "Google"லும் இல்லனா வந்து "ChatGPT" கேக்கிறோம், அதுவும் இல்லைனா நிறைய விஷயங் கிட்ட வந்து அதோட இதுதான் இதுதான் அர்த்தம், ஆமா பதிலு எனக்கு அர்த்தம் வந்து பா பாத்தீங்கன்னா பலவிதமான குடுக்கும். நம்ப தேடுறது ஒரு விஷயமா இருக்கும், ஆனா அது பாசிபிலிட்டி நிறைய விஷயத்த காமிக்கும்பொழுது பரவால்ல.
ம். பதில். ம். ஆமா. ஆமா, நெறைய விஷயம் நம்ப கத்துப்போம்.
கத்துக்கும்பொழுது நிறைய விஷயங்கள், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனா, இதுல இருக்கத்துலேயே ஒரு மோசமான ஒரு நிலை என்னன்னா. காலைல எழுந்தோனே பார்த்தீங்கன்னா. அன்றாட வேலை வந்து பண்ண மாட்டோம். கண்டிப்பா வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல அன்றாட வேலைன்றத்து கெடையாது. எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா மொபைல்ல வந்து என்னன்ன வந்திருக்கு, ஏது எது வந்திருக்கு. நான் கூட வந்து பார்த்தீன்னா, சேட் வந்திருக்கா இல்ல மெயில் வந்துருக்கா, இல்லனா வேற எதுனா Instagramல வந்து பதிவு போட்ருக்காங்களா. அப்டின்ட்டு அந்த காலைப்பொழுது வந்து எப்டி ஆரம்பிக்குதுன்னா இந்த "Whatsapp"ம் சரி, மெயிலும் சரி, அந்த பர்ஸ்னலோட, லைஃப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே எடுத்தோன அந்த ஆமா. பல்ல வெளக்கும்போது நான் ஃபோன் நோண்டிட்டு இருப்பேன். பாத்ரூம் யூஸ் பண்ணும்போதும். சம்திங்ஸ், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்ன்ற தொலைபேசின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியுது.
ம். ம். அடுத்தது. ம். ஆமாங்க.
இது. இது ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு ஒரு காலை விதிமுறை வந்து நம்ம விதிக்கணும். அப்டிலாம் தோணும். எனக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைபேசியால தான் நான் சொல்லுவேன். எதனாலனா, நம்ம வந்து தேடிட்டே இருப்போம்.
தூக்கம்னா, இப் வா, இரவா இல்ல. அ. மிட்நைட்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துவீங்களா?
ஆ நிச்சயமாங்க. நான்லாம் வந்து பார்த்தன்னா 2 மணிக்கு 3 மணிக்கு வரைக்கும் பார்த்தன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையா வந்து பயன்படுத்தியிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த WhatsApp குழுல இருக்கவோ, இல்ல வந்து சாட் பண்ணவோ, இல்ல ஃபோன் பேசுவோ அதெல்லாம் கெடையவே கெடையாது <inhales> முழுக்க, முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா பார்க்கிறது, இந்த சீரியல் பார்க்கிறது அதுபோல விஷயங்களுக்காகவே அந்த பயன்படுத்தும்போது நம்மளோடைய விஷயங்கள் தடைபடுது தான் சொல்லுவேன். அதாவது, கல் நல்
அச்சச்சோ! <chuckles> ம், ம். ஆ. <chuckles> ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. உங்க உடல்நிலையும் பாதிப்பு அடையுமே! அத பத்திலாம் நீங்க யோசிக்கலயா?
உண்மையா நான் யோசிச்சிருக்கேன். நெறைய நாள் வந்து எனக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்கேன். ஆனா, முதலலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வரைமுறைன்னுட்டு ஒரு விஷயமே இல்ல தான் நான் சொல்லுவேன். அந்த டோன்ட் டிஸ்டர்பன்ட்டு ஒரு இது இருக்கும் இல்லயா? அதே நான் யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் வந்து பண்ணிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் இருக்கு. எந்த அளவுக்குன்னா "அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது," எனக்கு வந்து கண்பார்வை தூரப்பார்வ கொஞ்சம் மெதுவா ஆக ஆரம்பிச்சுருச்சு. அப்பவே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. "டேய் யப்பா! நம்மளுக்கே வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறோம்." அப்பிடின்றாப் போல, ஏன்னா டிவி ஆச்சும் பரவாயில்ல. அந்த தொலைக்காட்சின்றது கொஞ்சம் தொலைவுல உட்கார்ந்து பார்ப்போம் ம். இதில பார்த்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு தனியா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். நமக்குன்ட்டு WhatsApp குழு இது பண்றோம். நமக்குன்ட்டு ஒரு, ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளத்தில பதிவிட்றோம். அப்பிடி இருக்கும்பொழுது அந்த ஆர்வத்த தூண்டுறா போல அதுக்குன்ட்டு அ, நிறைய விஷயங்கள்லாம் வரும் இல்லயா? அதெல்லாம் வந்து எனக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல் காலகட்டத்துல இந்த TikTok லேருந்தே இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆரம்பிச்சிச்சு தான் நான் சொல்லுவேன்.
ஆமாங்க. ம். ம் <sighs> ம். கண்டிப்பாங்க. ம்.
ரொம்ப இதுவு. அதே
இந்த டிஜிட்டல்- இந்த டிஜிட்டல் வந்த புதுசுலல்லாம், அப்ப நீங்கல்லாம் நெறையவே வந்து பயன்படுத்தியிருப்பீங்களா? இல்லை வந்து, "அ அப்போதைக்கு, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபோனோ எதுவும் இல்லாம" வந்து அப்படி இருந்தீங்களா?
டிஜிட்டல் இருக்கும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பவே நான் வந்து அது ஆமா, புதுசா வந்தப்பல்லாம் நா நா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 10த்து ஸ்டாண்டர்ட்லருந்தே பாத்தீங்கன்னா, மொபைலுன்ற ஒரு தொலைபேசின்ற ஒரு விஷயம் இருக்கு.
அப்பதான் புதுசா வந்தப்ப. ம். ம்.
அப்ப இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் எனக்குன்ட்டு தனியா 1 மொபைல் இருக்கும்பொழுது, நான் வந்து அந்த அளவுக்கு அந்த சமூக வலைத்தளத்துலல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து எதனா டியூஷன் போகும்போதோ, இல்ல வெளியே போகும்போதோ, அவசரத்துக்கு கால் பண்றதுக்கு அ அப்பயும் நான் டச் ஃபோன் தான் வச்சுருந்தேன்.
ஓ.
அப்படி இருக்கும்பொழுது பார்த் அப்படி இருக்கும்பொழுது சேரி, அது ஆனா அதிகமான பயன்பாடல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எதுக்குனாலும் அப்பாக்கு கால் பண்ணுவேன், அம்மாக்கு கால் பண்ணுவேன். "இங்க வந்துட்டேன். இப்படி வந்துட்டேன்ப்பா, வரேன்பா." அப்படீன்ட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு தேவ ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்பறம் தான், அந்த சமூக வலைதளத்தில இந்த TikTokகுன்ற ஒரு விஷயம் அதிகமா இது பண்ணும்பொழுது, நம்மளோட ஆர்வம் அங்க கவனம் செலுத்துது. நம்மக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் அக்கவுண்ட்டு, பப்ளிக் அக்கவுண்ட்டு அந்த விஷயம்ல்லாம் வந்து அப்ப தான், எனக்கு நெறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. இந்த முகை நூல்ன்னா என்ன? அதனால ஏற்படுற பாதிப்பு என்ன? அ என்னன்ன வரும்? அதுக்கப்புறம் வந்து நம்ப சும்மா இருந்தாலும், நம்மலுக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா அந்த புகைப்படல்லாம் அப்பல்லாம் வந்து போடும்போது, அதுக்கேத்த ஆபத்தெல்லாம் வரும் இல்லையா?
நல்ல விஷயம். ம். ஆமாங்க. ரொம்பவே. <chuckles>
நிச்சயமா. நீங்க நல்லா இருக்கீங்க. சும்மா இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கீங்க, அது நல்லா இருக்கீங்கன்னு வரும்போது நம்ம வந்து அ ஆமா. ஆசை தோன்ற மாரி பேசுறத்தாகட்டும். அதுக்கப்புறம் நம்ப அண்ணனுங்க யார்னா பார்த்துட்டு. நம்மள வெலுத்து வாங்கறத்த இருக்கட்டும். இது போல நிறைய விஷயங்கள் வந்து. இது என்ன பொறுத்த வரைக்கும். அது நல்ல விஷயமா நான் பார்க்கறத்து என்னன்னா, இந்த தூரத்துல இருந்த உறவினர்கள வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளும் ஒரு விஷயத்துல ஒரு நல்ல விஷயமா நான் பார்ப்பேன். ஏனா, நம்மள ஒரு பண்டிகை காலமும் சரி, ஒரு கால இதுவும் சரி. அவங்க கிட்ட வந்து நம்ம கலந்து பேச முடியாது. அப்டி இருக்கும்போது அந்த வீடியோ கால்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாவே இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பெரியம்மா, பெரியப்பா, அண்ணனுங்களா இருக்கட்டும். அந்த கோ கொரோனா டைம்ல ரொம்பவே ஹெல்ப்புல்லா இருந்த ஒரு விஷயம் இதுதான். என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? அந்த முகத்தை பார்த்து பேசுறத்து. உடம்பு சரியில்லாம அந்த முகத்துல தெரியத்து. அதெல்லாம் அந்த உணர்ச்சி பூர்வமா அந்த பகிரும்பொழுது அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துது.
நம்ம ஆசைய தூண்டுவாங்க. <chuckles> <chuckles> ம். ம். ஆமாங்க. ம். ரொம்பவே நல்லா சொன்னீங்கங்க. ஆனா, ஒரு சிலருக்கு வந்து இந்த டிஜிட்டல் உலகம் வந்து நல்லது பண்ணியிருக்குன்ற மாரி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதாவது, இப்ப நீங்க சொன்னீங்கள்ல, இந்த TikTok, ரீல்ஸு அதுல நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு, அதிலேயே பணம் சம்பாரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து முன்னேறி இருக்காங்களா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பாங்க. ஏனா, இதுல வந்து நம்ம சொல்ல போனோம்னா, நிறைய முகங்கள் வந்து அப்ப தான் அறிமுகமாச்சு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளம் எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்குனா, அவங்களுடைய கரியர்ன்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் அதிகமாவே பண்ணிருக்கதான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து தெரியாது. சும்மா வீடியோ எடுத்து போட்றானுங்க, இந்த சினிமாக்கு இது பண்றானுங்க அப்டின்ட்டு இது வச்சி
ஆமாங்க.
போக போக போக பாக்கும்பொழுது தான் தெரிஞ்சுது, அவுங்க படம் வாய்ப்பா இருக்கட்டும், அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீடு வாசலா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப நிலையில யாருக்கும் அதுமாரி தெரியாது. அதில ஏர்னிங்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. சம்பாதிப்புன்ட்டு ஒரு விஷயம் இருக்குன்னம்போது, அவுங்க அதுக்கேத்தாப் போல வந்து பாத்தீங்கன்னா, அ அவுங்களோட திருப்பிக்கிறாங்க. சம்பாதிக்கிற்தா இருக்கட்டும் அந்த விஷயம் காரு, வீ நம்பளே பாப்போம். "என்னடா! இது நீலாம் TikTok ல இப்பிடி தான்டா இருந்த! திடீர்னு பாத்தன்னா, கார் வாங்கியிருக்க! வீடு வாங்கியிருக்கேன்ற!" நிறைய பேர் சொல்றது, எனக்கு இது மூலயமா தான் வருமானம் வந்துது. இதனால தான் நான் இது போல வாங்குனேன்னும்போது, "பரவால்லடா! எதோ வாங்குனீங்க, அப்பன்னா நாங்க தான்டா முதலாளி உங்களுக்கு, நீங்க தான்டா எங்களுக்கு தொழிலாளி. உங்களோட வீடியோலாம் பாத்து நாங்க தான்டா ஷேர் பண்றோம். லைக் பண்றோம்." அது போல்லாம் வந்து ஏன்னா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இல்லன்னா, அவுங்க இல்ல தான், நம்ப நான் சொல்லுவேன்.
ம். ம் ஆமா. ம் ம். ம். ம் ம். கண்டிப்பாங்க.
"டேய்! எங்களோட நேரத்தை எங்களோட அது- ட அ செலவிட்டு நாங்க உங்கள பாக்குறோம். உங்கள நாங்க வளத்து விட்ருக்கோம். நீங்க நம்ம பசங்கடா! இப்ப போய் பார்டா!" நான் ஒவ்வொருத்தவுங்க பாக்குறவுங்க ஒவ்வொருத்தவுங்க லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, அவுங்களுக்கு முதலாளி தான். ஏன்னா நம்ப தான பாத்து காசு தரோம்.
<chuckles> கண்டிப்பாங்க. ம்.
எ ஆனா அதுல போயிட்டு
இப்ப அதுவும் ஃபுல்லா பார்க்குறப்ப, நமக்கு தான் அந்த அவுங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து அ அதில அவுங்க தான் சம்பாரிச்சுட்டு போறாங்க. நமக்கு ஒண்ணுமேல்ல! நம்மளுக்கு நேரம் தான் செலவிடுது.
இச்சு ப் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா, ஒரு முற்றிலும் சரியான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அதில நேரம் செலவிடுறோன்னா, கால வரமுறை நான் மொதல்ல சொன்னாப்போல இல்லை. ஆனா அதுனால நமக்கு எதனா ஒரு பயனிருக்கா கேட்டா, அதுவும் இல்லை. ஒரு படிப்பு சார்ந்த ஒரு விஷயம் பார்த்தா ஒகே பயனிருக்கு. ஏதோ நீ தொழில் சார்ந்த ஒரு விஷயம் பாக்குறயா? அந்த டிப்ஸ், நெறைய விஷயங்கள்லாம் பாங்க் பாக்குறீங்களா புரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு ஏத்தபோல. ஆனா அதுல்லாம் பயன் இருக்கு. நம்ம பாக்குத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா பயன் இல்லை. அவுங்களும் வந்து நெறைய பேட்டிலயும் சரியா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குனா, எனக்கு இதுனால தான் வருமானம் ஈட்டும்பொழுது சொல்லும்பொழுது, "அடப்பாவிங்களா! பண்ணி பண்ணி நீங்க வருமானம் ஈட்டிட்டீங்க, பாத்து பாத்து நாங்க கீழே வந்துட்டோம், நல்லா இருங்கடா, போங்கடா" அப்டின்றா போல தான் இருக்கு. ஏன்னா இந்த பிக் பாஸ் பூர்ணிமா நீங்க பாத்துருக்கீங்களா?
ம். <laughs> ஆமாங்க. ம். ஆ, பார்த்துருக்கேங்க.
அவுங்களும் ஒரு பதிவுல சொல்லிருப்பாங்க. நான் வந்து சம்பாரிச்சுட்டேன் நல்லாவே இந்த வீடு கட்டுனது இந்த கார் வாங்குனது இந்த சினிமால வாய்ப்பு கெடச்சது எல்லாமே இந்த சமூக வலைத்தளத்தில தான். அப்டி இருக்கும் பொழுது அந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ன்ற ஒரு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா, நீங்க யாரு எனக்குத் தெரியாது. நான் யார்ன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ப 2 பேரையும் இணைக்கிறது அந்த கம்யூனிகேஷன் தான். டிஜிட்டல் வாழ்க்க தான். அப்டி இருக்கும் பொழுது, அவுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படமோ, நல்ல வாய்ப்போ மெம்மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயமும், நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வளரும் போது பாக்கும்பொழுது நம்பளுக்கே சந்தோஷமா இருக் "பரவால்லடா இவுங்கல்லாம் நல்லா வளந்துருக்காங்க." அப்டின்ட்டு சந்தோஷம் ஒரு ஊட்ற ஒரு விஷயமா தான் இருக்கு நான் சொல்லுவேன்.
ம். கண்டிப்பா <chuckles> ம். ம். ரொம்பவே சரியா சொன்னீங்க. அது வந்து அ ஒரு சிலது வந்து இந்த மாரி, முன்னேற்றம் அடையுது. ஆனா, அத பயன்படுத்தி நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து, அ நம்ம பின்னடஞ்சு கூட பேயிருக்கோம். அப்படி பாக்குறப்போ, நம்மளோட பணியில இப்ப வந்து அ இப்ப பாருங்க இந்த Reelsலயே நம்ம பாக்குறோம். "அந்த விஷயங்கள்லாம் வந்து, நம்ம அலுவலகத்துக்கு, ஒரு ஈடா இருக்கு. அதமாரி, நம்மளும் இங்க பண்ணுவோம்" பா அப்படின்ட்டு விபரீத முடிவு எடுத்து, நம்மளோட பணி அ கூட விட்டு போற அளவுக்கு கூட நடந்திருக்கு. அத பத்தி, என்ன.
கண்டிப்பா. ஆமாமா. இது வந்து இது ஒரு பாத்தீங்னா, ஒரு உண்மையான சம்பவம். அதாவது, என்னோடைய தோழி என்ன பண்ணிருக்கா, அவ வந்து இன்ஃப்ளூயன்ஸலாம் பண்ணிருக்கும்போது, முதல் தடவ அந்த 2ஆவது வேலைன்னு நெனைக்குறேன். அ, அவரு என்ன பண்ணிட்டாரு ம், மேனேஜர் அம், டீம் வொர்க்ல ச் டீம்ம இது பண்ணிருப்பாங்க இல்லையா. மேனேஜர கலாய்ச்சு வந்து பாத்தீங்கன்னா, சமூக வளையத்துல வீடியோ போட்டா. அது வைரல் ஆயிருச்சு. அந்த வ், அவரு பாத்து டென்ஷன் ஆயி, என்ன சொன்னாருன்னா, "என்னம்மா! உனக்கு வந்து, இது பண்ணா வேலையில்லாது நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸர் தான் அதுக்குன்ட்டு எங்களோட நம்மளோட வேலையிலயும் அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்டு ஒரு இது பண்ணுவீ ங்களா?" அப்படின்ட்டு, அந்த பணியில இருந்து பாத்தீங்கனா, அவரு கோவப்பட்டு, அந்த டார்கெட்ன்னு ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குனாலும், "உங்களுக்கு என்னாமா! நீங்க வந்து அ, பணியும் செய்வீங்க. அதுலயும் காசு வரும். நாங்க வந்து இது எதாவது பண்ணுவீங்க. கேட்டாலும் நீங்க வந்து பாத்தீங்கனா, வீடியோ எடுத்து நம்மளையே கலாய்ச்சு போடுவீங்க", அப்படின்ட்டு ஏன்னா, சொந்த செலவுல சூனிய வைக்கிறது பாத்தீங்கனா, இது தான், ஒரு இதுவு. அவரு சொல்லும்போது, எனக்கு சிரிப்பு தான் வர ஆரம்பிச்சுச்சு. எம்மா அ நான் என்ன சொன்னேன். "ஏண்டி, உனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே ஓகே. நீ சமூக வலைத்தளத்துல ஆக்டிவா இருக்க, எல்லாமே ஓகே தான். அதுக்குன்ட்டு ஒருத்தர கலாய்ச்சு, வீடியோ போடுவ?" அது வந்து அ, எதிர்பாராத விதமா, அது வைரல் ஆகும்போது நமக்கே சிரிப்பு. அது சிரிப்பூட்டும் விதமாகதா இருக்கும். இருந்தாலும் சில மனசுக்கு வந்து நோகும் இல்லையா? அது வந்து பாத்தீங்கனா, கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்ன்னு தான், நான் சொல்லுவேன்.
ம். ம். <chuckles> ம். அச்சச்சோ! ம். ஆமா.. <chuckles> ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அவுங்க ம். இதனால அவங்க வீட்டுலயும் வந்து, பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கும் பொருளாதார ரீதியா, ரொம்பவே பாதிப்பா இருக்கும்.
நிச்சயமா, நிச்சயமா. அதுதான் உண்மையே. இப்ப இருக்க காலகட்டத்துல, எல்லாமே.
ம். <chuckles> .ரொம்பவே, சரியா சொன்னிங்க. நீங்க "இந்த டிஜிட்டல் வந்து, நம்மளோட பணிய எப்படிலாம், ஓவர்லாப் பண்ணி, நம்மளுக்கு எப்படிலாம் வந்து, ஒரு இடையூறா இருக்கும். அதுலயும் நெறைய விஷயங்கள் வந்து நல்லதாவும் இருக்கு. அதை, நம்ம பயன்படுத்துற பொறுத்து, நம்மளோட ஒரு, அ ஓன் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எப்படிலாம் கட்டுப்படுத்தி இருக்கணும்" அப்படின்ற மாதிரி, அழகா வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள்ட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சி. மிக்க நன்றிங்க
மிக்க நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.